அந்த 2 மணி நேரமா அந்த பையனோட தொடையில அது இருந்துட்டே தான் இருக்குது.
ஆமா. அது இருந்துட்டே இருக்குது.
ஆஹா. அந்த நாள் தான் முதல் முதல்ல அவர் 1/2 ட்ரவுசர் போட்டு வராரா? இல்ல முன்ன முன்னாடி போட்டுக்காரா? ஆஹா.
என்னடா இல்லங்க அடிக்கடி அவங்க போடுவாங்க. அவங்க இந்த ம் <clicks tongue> மல் இந்த ஊட்டிலல்லாம் படுகாஸ் கேள்வி பட்டுருக்கீங்களா?
ஆ இலைங்க எனக்கு புதுசு. <chuckles>
படுகான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மலைவாழ் மக்களு. படுகான்னு சொல்லுவாங்க. அவங்கல்லாம் ரொம்போ, வெள்ளையா இருப்பாங்க பார்கறதுக்கே. அந்த குழந்த தான் இந்த பையன்.
ஓஹோ! ஓஹோ! சரிங்க. ஆஹா, அப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அ.
ஆ. ஆமாங்க. செம்மையா கலரா இருப்பாங்க தொடை நல்ல கலரா இருக்கும். அதுல கருப்பா ஒட்டிட்டு இருக்குது. நான் அத நோட் <laughs> நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னடா இது? இவனோட தொடையில ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் குஷியில மறந்துட்டோம். எங்க அம்மாவேரா ஸ்நாக்ஸ் கொண்டந்து தராங்க. டீ கொண்டந்து தராங்க. அப்புறம் எங்க அப்பா வேற கடைக்கு போய்ட்ட கொஞ்சம் ஜாமானா வாங்கிட்டு வந்தருந்தாரு. அதல வேற ஸ்நாக்ஸ் எந்தச்சு, முட்டாய் இந்தச்சு எல்லார நாங்க சாப்படோம் வேளான்ட்டு இருக்கறோம். நாங்க இத கவனிக்கவே இல்லைங்க.
அதான் அதாங்க. எனக்கு தெரிஞ்சுருச்சு என்னன்னு சொல்லுங்க. அ. ஆ. சேரி, சேரிங்க. ஓஹோ! சேரி, சேரிங்க.
அப்புறமேல நாங்க ரெஸ்ட் எடுக்க ஒரு 2 மணி நேர விளையாண்டு முடிச்சுட்டு, அவன் ரெஸ்ட் எடுக்க உட்காந்தான். அப்பதான் அவன் தொடயவே பார்க்குறாங்க. ஓ! ஒரு சின்ன மச்ச மாரி இருந்த ஒண்ணு நல்லா வெரல் சோட்டுக்கு பெருசா நீண்டுக்கிச்சுங்க. பாத்தா அட்டப்பூச்சி.
ஆ. ஆ. அச்சோ! ரொம்ப கஷ்டங்க. அதான், அதாங்க. ஆ.
புடிச்சுன்னு நல்லா ரத்தத உரிஞ்சிட்டுருகுதுங்க.
அதாங்க. நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஆனா, அது வந்து இருக்கிறது தெரியாதமாங்கல்ல. வலிக்காதாமா கடிச்சா?
பய ஆம், ஆமாமா. அது பெரும்பாலும் கால் இடுக்கல தான் நிக்கும். கால் விரல் நடுல தான் நமக்கு கடிக்க ஆரம்பிக்குமே. இந்த மாரிலாம் ஓப்பன்னான பிளேஸ்லலாம் கடிக்காது. அது என்னமோ தெரில அவனுக்கு அங்க கடிச்சுட்டுருந்திருக்குது. நாங்க அப்புறம் அ நாங்க எடுக்க நாம அத பார்த்தோனே கதர்றான், குதிக்கிறான், ஓடுறான் ஒடியாடுறான் அவனு ஏன்னா பயம்.
ஓஹோ! சேரி, சேரிங்க. ஆஹா. அச்சோ! ஆமா, கண்டிப்பாங்க. ஆ.
ம். ஏன்னா அது வந்து சும்மா ஒரு இப்டி நெருப்புல பொட்டா பொசிங்கிருங்க. ஆனா அது எடுக்கறிறதுக்கு படாத பாடு எடுக்கணும். அது வரவே வராதுங்க. அவ்ளோ சீக்கிரம். நீங்க கூட கேட்டுருப்பப்பீங்களே கேட்டுருப்பீங்களே. என்ன அட்ட மாரி ஒட்டிட்டு இருக்கற? அப்டின்னு
ஆஹா. ஆ ஆமா, ஆமாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. அட்ட மாரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறீய அப்டின்ம்பாங்க. ஆ.
ஆ அப்பறம் அப்டியியே ஒட்டிட்டே இருக்குங்க எடுக்கவே முடியாது அத.
அ அது உள்ளேயும் போயிருங்களா? இல்ல அது குடிச்சுட்டு அது வாட்டுக்கு வெளியே வந்துருமா?
ஆ அது குடிக்கிறையும் குடிச்சுட்டா அப்டியே மயங்க கீழ விழுந்துணனு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியாது. நமக்கு அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல அரிப்பு எடுக்கும். அரிப்பு எடுத்து ஒருமாரி கருப்பான அப்பதா தெரியும் ஓ! அட்ட பூச்சி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாமா. அதுக்கப்புறங்க அது இழுக்குறோம், இழுக்குறோம், இழுக்குறோம் வரவே இல்லைங்க அது. அப்புறம் எங்க அப்பாவ கூப்புட்டு எங்க அப்பா நாங்க அந்த பையன் கையெல்லாம் புடிச்சு. நானும் கத்துறேன். எல்லாருமே கத்துரோம். ஏன்னா குழந்தைங்கு ஒண்ணுன்னா எல்லாருமே கத்துறோம் நாங்க. ஐயோ! ஐயோன்னு எல்லாமே கத்துறோம் நாங்க. அப்புறமேலு 2 பேரும் கைய புடிச்சுக்கிட்டு அந்த பையனோட கால ஒருத்தவங்க புடிச்சுட்டு எங்க அப்பா வந்து அப்டியே எடுத்து. கொண்டு போய் ஓ அது வந்து உப்பு போட்டா இறந்துருங்க அதுல. ம். அப்டியியே அது மேல உப்பு போட்டு அந்த ரத்தம் அது குடிச்ச ரத்தத்துக்கு உப்பு போட்டாங்க. அப்டியியே பொறிஞ்சுக்கிட்டு வரும்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்டியே பொறஞ்சுகிட்டு அப்டியே மேல அப்டியே பட, பட, படன்னு வந்துச்சு நொறையாட்டம்.
ஓஹோ! சரி, சரிங்க. ஆ. அதாங்க. அச்சச்சோ! சரி, சரிங்க. ஆஹா. ஆமா. எல்லாரும் குழந்தைகள். ஆ புரியுதுங்க. ஆஹா, சேரிங்க. ஆ. ஓஹோ! சரி, சரிங்க. அச்சச்சோ! சரிங்க. ஆஹா.

அச்சோ! அவன் அழுத அழுக எப்ப எங்களுக்கெல்லாம் கை காலில் நடுக்கம் எடுத்துக்கீச்சிங்க. அவன் ஒரு மாதிரி சுயி அவன் ஒரு மாதிரி மயக்கமே போட்டான், அந்தத் கத்துன கத்துல அழுத அழுகையில அவன் நினைச்சி ஏதோ பாம்பு தான் வந்து ஒட்டிடுச்சின்னு நினைச்சிட்டு. ம்.
ஆமாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆ அதுதான்ங்க புரியுது, புரியுது. இப்போ அந்த உப்பு போடும்போது அந்தப் பையனுக்கு வலி தெரியுங்களா?
ஆ உப்பு வந்து அட்ட மேல போடணும். ஆமாமா.
ஓ. அட்ட மேல போடுவோம். அப்போ வந்து அந்தப் பையனுக்கு எந்த வழியும் அப்பொழுதிக்கு தெரியாது. ஆனா அவன் பயந்துகிட்ட காட்டியும் மயக்கம் போட்டு விழுந்துடாப்புடி.
ஆ அவனுக்கு ஆ மயங்க விழல்ல. ஒரு மாரி "அ அ அ" அப்டின்னு போய்ட்டான். அப்புறம் மேல அவனை எழுப்பிச் சமாதானப்படுத்தி, "ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லடா சாமி, ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டுத் தண்ணீர் எல்லாம் குடிக்க வச்சி. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சி அப்புறம் அனுப்பி விட்டோம்ங்க நாங்கள். அந்த மாதிரி ஆகிடுச்சிங்க. என்னால இன்னும் அதை மறக்கவே முடியாதுங்க. என்னால அந்த விளையாட்ட. சும்மா சாதாரணமா ஆமா ஆமா.
<chuckles> ஆஹ சரிங்க. ஆஹா. கண்டிப்பாங்க. அது ரொம்ப வந்துட்டு ஆ சாதாரணமா அதுவும் பாத்துட்டே இருந்து நாம் சொல்லி சின்னதா இருக்கும்போதே பார்த்திருந்தா எவ்வளவு வந்து ஒரு நன்மையா இருந்திருக்கும் அப்படிங்கும்போது.
ம். எங்க அம்மா சொன்னாங்க, "இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா?" அப்படினாங்க. "யார் அம்மா? காரணம்" <laughs>
ஆஹா. யாருங்க காரணம்? "நீ தான் வந்து பட்டுச் சட்ட பட்டுப் பாவாடை போட்டுட்டு, லிப்ஸ்டிக் போட்டுப் போனது தான் காரணம்."
ஆமா, ஆமா. அதே தான். "நீ போனனால தான் அந்தப் பசங்க வந்தான்னுங்க, வந்ததால தான் மயக்கம் போட்டு விழுந்தான்னு" அம்மா ஒரே பிளேட்டா என் மேல சாய்ந்து விட்டுவிட்டாங்க. "அட போம்மா கம்மென்னு, ஏம்மா நீ வேற, அப்படின்னு நானே பயத்தில இருக்கிறேன், நீ வேற" அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்க.
ஆஹா! அச்சச்சோ! சரி, சரிங் <chuckles> ஆஹா. ஆ இப்போ
அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு நாங்க நான் பெருசான பிறகு, அதாவது நான் அந்த காலேஜ் படிக்கும்பொழுது என்ன பண்ணுணோம்
ஆ சொல்லுங்க.
அப்ப நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்னால, ஃபர்ஸ்ட் இயர்னால கொஞ்சம் அமைதியா இருக்கணும் சொல்லிட்டு அது வந்து அட்டோனமஸ் காலேஜ் அது.
ஓஹோ! சரிங்க.
நாம் கொஞ்சம் சேட்ட எல்லாம் பண்ணுனா தெரிந்து போயிடும்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தேன் நான். ஆ நா நான் ரொம்பச் சேட்ட பண்ணுவங்க. ஆனா அந்த டைம்ல நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன்னு வச்சிக்கோங்களேன்.
ஆமாங்க. ஆ. ஓஹோ! ஓ! நம்ப முடியல்லையே! சரி பரவால்ல, நடிச்சிட்டு இருக்கிங்கன்னு வச்சிக்கலாம். அ.
ஆமா. ஆமா ஒரு 4 ஒரு நா ஒரு 3 மாசம் போச்சுங்க. அ மெ மெல்ல மெல்ல மெல்ல அப்படித்தான் அப்புறம் அப்ப பொறுமையா அப்படியே நான் ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணு ஒண்ணா அப்படியே நான் பேச ஆரமிக்கிறேன், நாம யாருன்றத நான் காமிக்க ஆரம்பிக்கிறேன்.
சரிங்க. ஆ. சரிங்க.
அப்போ எல்லாருக்கும் நம்ம பே பேசுகிற பேச்சு அதெல்லாம் பிடித்துப் போயிடுச்சி எல்லாருக்குமே நம்ம பண்ணுகிற அந்த இதெல்லாம் பிடிச்சிடுச்சி அவங்களுக்கெல்லாம். அப்புறம் மிஸ் அந்த இல்லாத டைம்ல் நான் சொல்லுவேன் இந்தச் கிளாஸ்யை நடத்துவேன் நானு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் எனக்கு.
ஆஹா புரியுதுங்க. ஆ. ஓஹோ! அருமைங்க. நல்ல ஒரு பண்பு.
அ அந்த மாரி போயிட்டு போது, டக்குனு என்ன பண்ணுவோம், ஒரு மிஸ் வந்து அ ரெண்டு 2 பீரியட் வந்து எங்க மிஸ் வர மாட்டார்ங்க. அப்பிடின்னு எங்க HOD சொல்லிட்டுப் போய்ட்டாங்க. ஓகே! ரைட் என்ன பண்ணலாம்ன்ற பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க, நாம் வந்து எல்லா டீச்சர் மாதிரியும் நாம் பெயர் எழுதிக் குலுக்கிப் போட்டுடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி நடித்துக் காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
ஆ. ஓஹோ! சரிங்க. ஆ. ஓஹோ! அருமைங்க. அதாவது பல அ ஒரு வகுப்பும் அமைதியாக இருக்கும், அதே நேரத்திலே வந்து மேம் கிட்ட மாட்டாம இருந்தீங்கன்னா, நல்லபடியா போயிருக்கும். அ சொல்லுங்க.
ஆ. ஆமா. ஒரு கலகலப்பா இருக்குமே அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணுனோம், ஓகே! ரைட்ன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுனோம் எல்லாப் பேரையும் எழுதிப் போட்டோம்ங்க. எழுதிப் போட்டு எல்லாப் பேரையும் மடிச்சிக் குலுக்கிப் போ ம அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒ 16 ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க.
ஆமா, ஆமாங்க. ஆஹா சரிங்க. ஓஹோ! சரிங்க.
16 பேர்களோட பேருமே எழுதி போட்டுடோம்ங்க.

ஆ, சரிங்க.
எழுதி போட்டுட்டு ம். நாங்க என்ன பண்ணோம் குலுக்கி போட்டு விளையாண்டுட்டுருந்தோம். ஒவ்ஒருத்தவங்களா, வர வர ஒவ்வொருத்தவங்களா க குறைஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்க. இந்த மாரி டீச்சர் மாரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஆஹா. ஆஹா. சரிங்க.
அப்புறம் ஒரு பொண்ணுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டிபார்ட்மென்ட்லயே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவமான ஒரு மிஸ் இருப்பாங்க தெரியுங்களா? எல்லா டிபார்ட்மெண்டக்கே இது பொருந்தும். ஆமா. அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு அவங்க பேர் வந்துருச்சுங்க.
ஆ. ஆமாங்க. ஒருத்தங்க ரொம்ப சிடு சிடுனே இருப்பாங்க. அ. ஆ. சரிங்க.
அந்த பொண்ணுக்கு குஷி தாங்கல. செம்மையா நடிச்சு காமிச்சுரணும். இன்னைக்கு பலிய எப்டியாது தீர்த்தக்கணுன்ட்டு, அது பாட்டு நடிச்சுட்டு இருக்குங்க. எங்களுக்கு தெர்ல அந்த அம்மா வந்து ஜன்னல்கிட்ட நிக்கறது.
<laughs> சேரிங்க. அடடா! அதாவது அந்த கரெக்ட்டா யார பத்தி நடிக்கிறோமோ, அவங்களே வந்து நிக்கிறாங்க. அ நல்லா மாட்னீங்க.
ஆமா. அவங்க மட்டும் இல்லங்க 2, 3 டீச்சர் நின்னுட்டு இருக்கறாங்க. எல்லாம் நாங்க பண்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க. அதுவும் இந்த பொண்ணு அவங்கள பத்தி கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் பண்ணிடுச்சுங்க.
ஆஹா. ஆ. அச்சோ! போச்சுங்க. அ.
ஆமா. அப்படியே அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க ஆடுனாங்க பாருங்க ஒரு ஆட்டம் எங்கள்ட்ட. எல்லாருக்கும் ஜன்னி வந்துருச்சுங்க அவுங்க பண்ணதுல. அப்புறம் பதில் நோட் ம்.
அ. <chuckles> அச்சோ! ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அ ஒரு அன்பா இருக்கிறவங்க, இல்ல வந்து நல்லா நகைச்சுவையா பேசுறவங்கள பத்தி நடிச்சா கூட, அவங்க வந்து புகழ்வாங்க. ஆ நல்லா நடிக்கிறம்மா! உனக்கு அந்த திறமை இருக்கு, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து, புடிச்சதே புடிச்சீங்க, புளியம் கொம்பா புடிச்சேங்கிற மாதிரி ம்.
ஆமா. ஆ. ஓ ஏங்க கேட்கறீங்க. அப்புறம் ஒரு ஆட்டம் ஆடி, எங்கள கொண்டு போய் பிரின்சிபால் நிக்க வச்சு அந்தம்மா நாங்க பண்ணாதெல்லாம் வேற பண்ணனு வேற சொல்லி பிடிச்சு அது. அ சொல்லிட்டு அப்புறமேல் நோட்டீஸ் போர்டுல பேர் வந்தாங்க மிச்சம்.
ஆஹா. அச்சச்சோ! சேரி, சேரிங்க. அடடா! அப்ப நீங்க சொல்ல வேண்டியது தானே! 2 அ பீரியடு் வந்துட்டு அவங்க வரவே இல்ல யாரும். அதனால தான் நாங்க இப்டி பண்ணோம்னு சொல்ல வேண்டியது தானேங்க.
பேர் எழுதி அதாங்க அது அட்டானமிஸ் காலேஜ் இல்லைங்களா? அவங்க என்னா அவங்க இஷ்டத்துக்கு அவுங்க எப்டி வேணாலாம் இருந்துப்பாங்க. நம்ம எதுவுமே ஆமா. கேள்வி கேட்டு அப்புறம் நம்ம இன்டர்னல் மார்க்ல கை வச்சுருவாங்கன்னு, நாங்க யாருமே வாய் தெறக்கலைங்க. ஆனா அவங்க நாங்க மாட்ன அந்த அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, <tsk> அதெல்லாம் சகஜமா தெரிஞ்சுது எங்களுக்கு. இந்த மாட்டுறது, இந்த திட்டு வாங்குறது, இந்த நடிச்சு காமிக்கிறது. அதுலாம் எங்களுக்கு அது சகஜமா இருந்துச்சுங்க. இன்னுமே எனக்கு அந்த விளையாடுற அந்த அ விளையாட்டுனாவே எனக்கு அந்த ஒரு விளையாட்டு இன்னுமே ஞாபகத்துல, அப்படியே பசுமையா இருந்துகிட்டே இருக்குங்க எனக்கு.
ஓஹோ! ஓ! அப்ப வந்து நம்ம அத கேள்வி கேட்க முடியாது. ஆஹா. புரியுதுங்க, புரியுதுங்க. ஆஹா! ஆ. <laughs> ஆஹ. சேரிங்க. இப்போ ஆமாங்க. புரியுதுங்க. இப்போ அந்த மாரி நடிச்சு உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போட்ல பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பயம் போச்சுங்களா? இல்ல பயம் அதிகமாச்சுங்களா?